நிச்சயமாங்க. ஒரு ஒரு நல்ல நாள். ஒரு சனிக்கிழமை, அன்னிக்கு வந்து சாய்ங்கால ஒரு 5 மணிக்கு நாங்க வந்து கடற்கரைக்கு வந்தோம். நானு, என் மனைவி அப்புறம் என்னோட குழந்தைகள். அப்புறம் என்னோட அக்கா, அவங்களோட குடும்பம். 2 அக்கா, அவங்க குடும்பம் எல்லாரும் வந்தோம். வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அப்டியே வந்தோம். உக்காந்து இருக்கோம். ஏன்னா 5 மணிங்கிறது கொஞ்ச ஒரு மாரி வெளிச்சமா இருக்கிற நேரம். உக்காந்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் அப்டியே கடற்கரை ரசிச்சோம். அப்புறம், ஒரு 2 பேர் மட்டும் எங்க மாமாவும், ஆ என்னோட அக்கா பொண்ணும் அவங்க மட்டும் போனாங்க. உள்ள போயிட்டு கடற்கரையில கொஞ்ச வெளாண்டுட்டு வர்லான்ட்டு. ஆ அங்கிட்டேல்லாம் தூக்கிட்டு கொஞ்சம் டிரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போய், ரெடி ஆயிட்டு போயிட்டு வெளாண்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு போனாள். விளாடப் போனாள். ஆ கொஞ்ச நே கொஞ்சம் வெளாண்டுட்டு வந்தாள். என்னோட சின்னப் பொண்ணு, அவள் வந்து அவள் தண்ணியில அவ்ளோவா வெளாட மாட்டா. ஆனா அவளுக்கு என்னன்னா, அந்த மண்ணுல வெளாடறது ரொம்ப புடிக்கும்.
சரிங்க. சரிங்க. அ. ம். சரிங்க. ஆ. சரி. ஆவ் <chuckles> சரிங்க.
அதுல வந்து கொஞ்ச நல்லா வெளாண்டுட்டு இருந்தா. அப்டியே நான் அந்த குழிய குழி மாரி செஞ்சு அதுல, கால உள்ள உட்டு அப்புறம் கா கால வந்து உள்ள பொதச்சு வைக்கிறமாரி. அதெல்லாம் வந்து கொஞ்ச நல்லா வெளாண்டுட்டு இருந்தா. இதெல்லா நடக்குது இதெல்லா நடக்குது. அப்புறம் நானும் போயிட்டு பக்கத்துல எதாச்சு ஸ்நாக்ஸ் எதாவது வாங்க முடியும்னு வாங்கிட்டு கொண்டு வந்து குடுக்கறேன். சரி இங்கயே நட நிக்க வேணா. கொஞ்ச நடக்கலா. அப்டின்னு நடக்க ஆரம்பிச்சோம். நடக்றோ, அப்போ வந்து <tsk> ஒரு விஷயம் அந்த மண், அந்த இயற்கை எனக்கு சொன்ன மாரி இருந்துச்சு. ஏன் இவ்ளோ வேகமா நடக்குற? பொறுமையா நட. அப்டிங்கறதுக்கு ஒரு ஒரு இன்டிகேஷன் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அந்த மணல்ல கால் வச்சீங்கன்னா, மணலுக்குள்ள கால் போகும். சரிங்களா? வேகமா ஓட முடியாது வேகமா ஓட முடியாது, நடக்கத்தான் முடியும். பொறுமையா தான் நடக்க முடியும். நீங்க ஓடவும் முடியாது. ஒளியவும் முடியாது. ஒரு நிகழ்ச்சில சொல்ற மாரி. பொறுமையா நடக்கனும் நீங்க. ஏம் மெதுவா நட. பொறுமையா நட. என்னையே பாத்துக்கோ. பக்கத்துல ஒரு தம்பி இருக்கான். கடல் பாத்துக்கோ, அவன் வந்து சும்மாவா அவன ஊத்தி வைச்சிருக்காங்க இங்க? நீங்க எல்லாம் பாக்கணும்னு தான் ஊத்தி வைச்சிருக்காங்க. பாரு. அவன உன்னோட மனசு அலைபாயுற நேரத்துல, அலை பாயாம தடுக்கறதுக்கு தான் வந்து நான் நீ இங்க வந்திருக்க. பாரு. அதையும் பாரு. இதையும் பாரு.
நம்ம வீடு கட்டுறது. அது பண்றதுன் ஆ. சரி சரி. புரியுதுங்க. சரிங்க. ஆ. ஆ. சரி, சரிங்க. ஆமாம்மா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமாங்க. ம். ம். அ அஜன அ அஜனா, ஆ சரியா சொன்னீங்க. நான் கூடப் பார்த்தீங்கனா, கடல்ல நடக்கும்போதெல்லாம், இந்த மண்ணு கொஞ்சம் நம்லைய உள்ள இழுத்துரும் அ நடக்கும்போது. அப்போ வந்து எனக்கு, நான் நீங்க சொல்லும்போது தான் எனக்கு அதெல்லாம் ஞாபகவது. ஒ சோ ஓகே இதுக்காகதா இருக்கோ அப்டி என்னோட மைண்ட் கூட அங்க தான் போகுதுங்க.
கண்டிப்பா.